பொதுவா பார்த்தீங்க அப்டீன்னா, அந்த வெற்றி அப்டீன்ற ஒரு விஷயத்த நோக்கி தான் எல்லாருமே வந்து ஓடுவோம். ஒரு விளையாட்டு வீரராகட்டும், இல்ல படிக்கிறவங்களாகட்டும், பள்ளியில படிக்கிற மாணவ, மாணவிகளா இருக்கட்டும், இல்ல அந்த பள்ளிக்கூடம் நடத்துற நிர்வாகமே ஆகட்டும். ஒரு பள்ளிக்கும், இன்னொரு பள்ளிக்கும் நடுவுல அந்தமாரி போட்டி வச்சு, அதுல யாரு வெற்றி பெர்றாங்க அப்டீன்ற ஒரு விஷயம். அந்தமாரி ஒரு இருக்கும்போது, இந்த வெற்றி அப்டீன்றது அந்த கோப்பை வாங்கினதோட முடிஞ்சிருச்சா? உங்களோட கண்ணோட்டத்தில வெற்றி அப்டீனா அது என்னது?
வெற்றிங்கிறது பார்த்தீங்கன்னா, அ அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும். அவுங்க எத வெற்றின்னு சொல்றாங்கறப் பொருத்து. நம்ம வந்து அதுக்கு ஒரு தெளிவான வ வரையறை கூற முடியாது. ஏன்னா, அதுக்கு ஒரு அளவீடு காட்டி இதுதான் வெற்றின்னு சொல்லவும் முடியாது. அ சில விஷயங்கள சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டு சம்மந்தமான ந தேசிய அளவுல விளையாட்ற விளையாட்டுகள வந்து நீங்க சொல்லலாம். இப்ப அ இந்தியாவிலேயே இப்ப ப 27 மாநிலங்கள் இருக்குன்னா, அந்த மாநிலங்கள்ல உள்ள சிறந்த ஒரு கிரிக்கெட் டீம் எந்த டீம்னா, அவுங்க இவுங்க தான் அப்டீன்னா, அவுங்க நல்லா விளையாண்டாங்க அப்டீன்னு சொல்லலாம். ஆனா, ஒரு தனி மனிதர்களுக்குள்ள போயிட்டு, இவரதுன்ன இவர் வந்து வாழ்க்கையில நிறையா வந்து சாதிச்சிருக்காரு. இவரால பண்ண முடியல. அப்டி இப்டின்னு சொல்லி, நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா, அ ஒவ் வெவ்வேறு விதமான சூழ்நிலையில இருந்து வளர்ந்து வந்திருப்பாங்க. அவுங்க பிறந்த இடங்கள் வேறமாரி இருக்கலாம். அவுங்க குடும்ப வளர்த்த விதம் வேறமாரி இருக்கலாம். அவுங்க படிச்சது வேறமாரி இருக்கலாம். அ அதுபோக அவுங்களோட குணாதிசயங்கள் வேறமாரி இருக்கலாம். இதனால அவுங்கவங்களுக்கு வெற்றிங்கிறது மாறும்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ஹும். ம்ஹ்ம். ம், ம். ம்ஹ்ம். ம்ஹ்ஹும். ம். ம்ஹ்ம். ம்ஹ்ஹும். ம்ஹ்ஹும். ம். நிச்சயமா, நிச்சயமா. இப்போ வந்து, நானு இப்போ ஒரு சில காலத்துக்கு முன்பு, ஒரு பதிவு ஒண்ணு பாத்தேன் யூடியூப்ல. அது என்ன அப்பிடின்னா, ஒ ஏதோ ஒரு இந்தமாரி விளையாட்டு வீராங்கனை தான் கால்பந்தோ, ஏதோ. ஆ ரொ ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி 2000 மா, 2000 அந்தமாரி அந்த ஆண்டுகள்ல வந்து போயிட்டு வந்த இந்த வீராங்கனை வந்து, அப்ப ஜெயிச்சு, நெறையா பதக்கங்கள்லாம் வாங்கி குடுத்துருக்காங்க, நம்ம நாட்டுக்காக. ஆனா, அதுக்கப்புறம் அவுங்கள யாருமே எதுவுமே கண்டுக்கவே இல்ல. "அவுங்க வந்து ஒரு குடிசையில ரோட்டோரமா வாழ்ந்துட்டுருக்காங்க." அப்படின்ற மாதிரி ஒரு படத்த எடுத்து போட்டுருந்தாங்க. ஆனா, அந்த நேரத்துல அவுங்க வந்து அந்த விளையாட்டுல வெற்றி பெற்றாங்க. அத வந்து ஒரு வெற்றியா கருதி நம்மளுடைய அரசாங்கமாகட்டும், இல்ல ம அ சென்ட்ரல் கவர்மெண்ட்டாகட்டும், அவுங்களுக்கு வந்து ஒரு ப பரிச கொடுத்து இது பண்ணி பாராட்டி பாராட்டுகள் தெரிவிச்சாங்க. எல்லாருமே பாராட்டுக்கள் தெரிவிச்சு தெரிவிச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவுங்களுடைய அந்த வாழ்க்கை முறையின்றது இந்தமாரி கோணத்துல மாறிருச்சு. அப்போ அவுங்க பெற்ற அந்த வெற்றியோட மதிப்பு என்னது? அதுக்கு பேரு வெற்றியா என்ன?
ம்ஹ்ம். ம்ஹ்ம். அதாவது வெற்றிகள்லையே 2 வக இருக்கு. 1 அ, அ அகநிலை வெற்றி, இன்னொன்னு வந்து புறநிலை வெற்றி. அதாவது புறநிலை வெற்றினா, நம்ம வந்து ஒரு வணிகம் சார்ந்து பொருளீட்டக்கூடிய விஷயங்கள நம்ம சேக்குறது. அ இதெல்லாம் வந்து புறநிலை சார்ந்த வெற்றிகள். அகநிலை வெற்றிகள்ன்னு பாத்தீங்கன்னா, ஒங்க மனதளவுல நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமடைஞ்சீங்க, நீங்க நெனச்சத அடஞ்சிங்களாங்கிறதுல தான் உள்ளது, அகநிலை வெற்றி. இப்ப பாத்தீங்கன்னா, இவுங்க நெனச்சத வந்து சமூகத்துக்கு சார்ந்த வெற்றிய வந்து அவுங்க கொடுத்துட்டாங்க. ஆனா, பொருளாதார ரீதியா வந்து அவுங்களால வெற்றியடைய முடியல. ஏன்னா, அவுங்க தேர்ந்தெடுத்த துறையில வந்து அந்த அளவுக்கு வருமானம் ஈட்றமாரி இல்ல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, இந்தியாவுல வந்து கிரிக்கெட் விளையாடுற வீராங்கனைகளோ, வீரர்களோ, அவுங்க தான் வந்து பொருளாதார ரீதியா வெ வெற்றி அடஞ்சு நெறையா, அ பணம் சேத்து நல்லா சந்தோஷமா செல்வ செழிப்போட வாழ்றாங்க. இதே இது நீங்க ஒரு தடகள வீராங்கனையோ, இல்ல அ ஒரு நீளம் தாண்டுதல் உய அ இந்த மாதிரியான வ் ஓட்டப்பந்தயம், இது சார்ந்த வீ-வீராங்கனைகள் நீங்க பாத்தீங்கன்னா, த பொதுவா அ ஸ் கிரிக்கெட் அல்லாத மத்த விளையாட்டுகள விளையாடுறவங்க யாருமே வந்து, பெருசா வந்து அறியப்பட்டிருக்க மாட்டாங்க மக்களால. அதுபோக பாத்தீங்கன்னா, இப்போ அவுங்க வந்து பெரிய அளவுல செல்வமும் ஈட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா, அந்த அந்த துறையில உள்ள விளையாட்டுகளுக்கு வந்து அந்த அளவுக்கு அது வருமானமும் கிடைக்கிறதில்ல. அவுங்க அ மிஞ்சி மிஞ்சி பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அரசாங்க வேல அவுங்களுக்கு கெடச்சிருக்கும். அவ்வளதான்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். நிச்சயமா. ம். ம், ம். ம்ஹ்ம். ம், ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா. ம்ஹ்ஹ்ம். ம். ஆ நிச்சயமா, நிச்சயமா. அ இன்னும் என்ன சொல்லணும் அப்பிடின்னா, இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டா, ஒரு குடும்பத்துல இருக்க ஒரு பையன் வந்து, எதா ஒரு வ எடுத்துக்காட்டா அவுங்க வந்து ஒரு திரைத்துறையில போய் வ் வந்து ந நல்லபடியா ஷைன் பண்ணி, அவுங்களுடைய ஒரு படம் இயக்கியிருக்காங்க. அது வந்து நல்லபடியா வந்து ஓடி, நிறைய நாட்கள் ஓடி அவுங்களுக்கு நெறைய விருது இதெல்லாம் வாங்கி குடுக்குது. ஆனா, அதே நேரத்துல அவுங்க வீட்ல இருக்கவங்களுக்கு, வந்து அந்த பையன் வந்து எதா ஒரு வேலைக்கு போய் நல்லது நல்லபடியா சம்பாதிச்சு, குடும்பத்த பாத்துக்கணும், அப்பிடின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. இந்த சினிமா இதெல்லாம் நமக்கு வேண்டாம், அப்பிடின்றமாரி ஒரு கருத்த ஃபர்ஸ்ட்டுலேருந்தே சொல்லிட்டு இருந்ததுனால, இந்த வெற்றிய அவுங்க வந்து பெருசா எடுத்துக்கல. அத வந்து புறக்கணிக்கிறாங்க, அப்பிடின்ற மாரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, அந்த ஆளோட மனநிலை அப்போ எப்பிடி இருக்கும்? அத வந்து தன்னோட வெற்றிய முழுமையா, அவுங்க வந்து சுவாசிக்க முடியுங்களா?
ம்ஹ்ம். கண்டிப்பா. இல்ல. அவங்க வந்து அந்நேரம் வந்து அத பத்தி அதிகமா யோசிக்கக்கூடாது. ஏனா, அவங்க அ யாருக்கும் கெடுதல் பண்ணல, அவங்க நெனைச்சத அடைஞ்சிட்டாங்க. அதனால, அவங்க சாதனைகள பண்ண நெனைச்சத நெனச்சு அந்த வெற்றிய நெனைச்சு அவரு கொண்டாடணும். அதே நேரத்தில வந்து குடும்பத்தவர்களுக்கு அத வந்து எப்படி அதை விளக்குறது. இப்ப ஏனா, அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப பழைய ஸ்தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு டிரெடிஷ்னலான வேலைகள பார்த்துட்டு இருப்பாங்க. 8, 9 டூ 5 இந்த மாரி மணி நேரங்கள்லயே வேலை பார்த்து ஒரு நார்மலான வாழ்க்கைய வந்து வாழ்க்க முழுக்க வாழ்ந்திருப்பாங்க. இந்த சினிமா இந்த இது அரசியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். மேல போவாங்க திடீர்னு காணாம கூட போயிருவாங்க. இந்த மாரி இருக்குறனால தான் பெத்தவங்க பயப்படுறது. அப்படி இருக்குற பட்சத்தில இவங்க சொல்லலாம்,"நான் இந்த மாரி வெற்றி அடைஞ்சிட்டேன். ஆ என்னால இந்த வெற்றிய தக்க வச்சுக்கிட முடியும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை குடுக்கலாம்." அதன் மூலமா அவங்க வந்து இவங்க வெற்றியையும் அவங்களும் சேர்ந்து அதுல பங்கெடுத்துக்கிடுவாங்க.
ம்ஹ்ம். ம்ஹ்ஹும். ம்ஹ்ம். ம், ம். ம். ம், ம், ம். ம், ம். ம், ம். ம், ம், ம். ம், ம். சரியா சொன்னீங்க. இன்னும் வந்து ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயனா அது நமக்கு கிடைக்கணும்னா, அதுக்கு வந்து சரியான ஒரு தருணம் அமையணும். நமக்கு அந்த அதிர்ஷ்டமும் கை கொடுக்கணும். நம்மளுடைய உழைப்பும் அதுல வந்து அதிகபட்சமா இருக்கணும், அப்படின்னு சொல்லி மூணுமே அந்த சமநிலையில அடையும்போது தான். அந்த வெற்றி அப்படின்ற ஒண்ணு நமக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்றீ ங்களே! இந்த அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து, நீங்க எந்த மாதிரியான ஒரு வரையறு தருவீங்க? அது உண்மையா அந்த மாதிரிலா ஒண்ணு இருக்கா? இந்த அதிர்ஷ்டத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
அதிர்ஷ்டம்ங்கிறது பாத்தீங்கன்னா, அது வந்து உங்களோட நேரம் தான். அதாவது, எப்படி சொல்றது. நீங்க வந்து பல வருடங்களா வந்து, ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அ, அது நீங்க தொடர் முயற்சியில இருக்கிறவங்கனா, கடைசியில கட அது பண்ணி பண்ணி உங்களுக்கு எதிரா நடக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் அது கொஞ்சம், கொஞ்சமா கொறஞ்சு, ஒரு நேரத்துல வந்து எப்படினாலும், அந்த வெ ரிசல்ட்ட நீங்க எடுத்துருவீங்க. அதுதான். அதாவது நீண்டகால முயற்சிதான் வந்து அதிர்ஷ்டம். அ, நம்ம குறைவான காலத்துல போய் எங்கயும் வந்து, அ, ல் அதாவது லா லாட்டரி சீட்ல வந்து பணம் எடுக்கிறாங்கள்ல
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம், ம். ம், ம், ம். ம்ஹ்ஹ்ம். ம், ம், ம்.
அதுல, ஒரு வா அதிர்ஷ்டசாலியா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறது மட்டும் தான் அதிர்ஷ்டமே தவிர, மத்த எல்லாத்துக்குமே வந்து உழைப்பு தான் முக் காரணம், அவங்க ஒரு பெரிய இதுல இருக்காங்கன்னா. அது தவர சில இடங்கள்ல என்னன்னா, அவங்களுக்கு, அவங்களோட சமூகப் பின்பலம் இருக்கும். உதாரணத்துக்கு குடும்பத்தோட, அ அவங்க குடும்பத்தாரர்கள் ரொம்ப வசதியானவர்களா இருப்பாங்க.
ஆ. ஆ. ம்ஹ்ஹ்ம்.
அந்த மாரி இருக்குறவங்க என்னன்னா, அவங்க குழந்தைகளுக்கு தேவையானதுகள நெறையா செஞ்சு கொடுத்துறாங்க. அதாவது உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அ, ஹிந்தி சினிமாக்கள்ல பாக்கலாம். அவங்களுக்கு திறமை இல்லாட்டா கூட, அவங்க தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க குடும்பத்தினர்கள் வந்து, அ பணம் போட்டு, அவங்களே வந்து வேற விதமா வந்து உதவி பண்ணி, அவங்கள அந்த துறையில நீட்டிக்க செய்றாங்க. அதுதான்.
ம், ம். ம். ம், ம், ம். ம். ஆ, ஆ, அ அதிஷ்டம் அப்படின்றது, நம்மளுடைய கடின உழைப்புன்றீங்க. நான் வந்து என்னன்னா, எனக்கு இந்த ஒரு சில இதுலலாம் பாத்தேன், ஒரு பதிவில பாத்தேன். அதில என்ன போட்டிருந்தது அப்படின்னா, இந்த "மிராக்கிள்ஸ் அனதர் நேம் இஸ் ஹார்ட் வொர்க்" அப்படின்னு, சொல்லி ஒரு வார்த்தை போட்டுருந்தது. அது வந்து, எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த வாக்கியத்தை நான் என்னோட புத்தகத்துல, எல்லா இதுலயும் அந்த மாதிரி எழுதி வைப்பேன். நீங்க, அந்த மாதிரி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவ்ல வெற்றி அப்படின்னா, என்ன? அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல, அந்த வெற்றியின் அளவுகோல்னா என்ன? ஜெயிச்சிட்டிங்க அப்படினா, நீங்க அ எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க?
அதுதான் வந்து அதிர்ஷ்டம். ம். ஆமா. இல்ல. அது வந்து இப்ப என்னோட ப என்னோட பார்வையில அப்பிடின்னா, நான் வந்து எனக்குன்னு ஒரு இலக்கு வச்சிருப்பேன். அந்த இலக்க நான் வந்து அடையணும். அந்த குறிப்பிட்ட காலத்தில. அது தள்ளிப்போச்சு. இல்ல நான் பண்ணல, அப்பிடின்னா, நான் முழு நிறைவா, மன நிறைவா அதுக்காக நான் உழைக்கணும். அப்பிடி உழைக்காத பட்சத்திலயே நான் புரிஞ்சுக்கணும். நான் இந்த இலக்க அடையப் போறதில்லைங்கறதுனால. அதனால அ நமக்குன்னு அந்த இலக்குங்கிறது வந்து குறுகிய காலமா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 3 மாதங்களுக்கான ஒரு திட்டமிடலா இருக்கலாம். இல்ல 3 வருடங்களுக்கான ஒரு திட்டமிடலா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பெரிய அ இப்ப காலேஜ் படிக்கிறவங்க, அந்தமாரி இருக்கிறவங்க வந்து அந்த 3 வருடத்தில நான் சரியா படிச்சு, வெளிய வரணுனு எதிர்ப்பார்ப்பாங்க. இப்ப இதே இது ஒருத்தங்க மருத்துவ க தேர்வுக்கு இந்த நீட் இந்தமாரி, அ நுழைவுத் தேர்வு எழுதுறவங்கள வந்து, அது வந்து நல்ல மார்க்கோட ரேங்கிங்கில வரணுங்கிறதுக்காக, உழைப்பாங்க. அவுங்களுக்கு அத, அத எடுத்த உடனே என்னன்னா, அவுங்க வாழ்க்கையில பெரிய விஷயத்த வந்து அவுங்க வந்து அ எட்டி பெரிய வெற்றிய அடஞ்சமாரி அவுங்க வந்து உணர்வாங்க. அவுங்களோட அவுங்க குடும்பத்தினரும் அத உணர்வாங்க. இப்பிடித்தான், அதாவது அவுங்கவங்களுக்கான தேவைகளுக்கேத்தமாரி அவுங்க ஒரு கோல்கள அமச்சுட்டு, அது சார்ந்து உழைப்பாங்க. அதுதான், அதுதான் வெற்றி.
ம்ஹ்ஹும். ம்ஹ்ஹும். ம். ஓ! ஓ! ஓ! ம்ஹ்ஹும். ம்ஹ்ஹும். ம், ம். ம், ம், ம். ம், ம். ம். ம்ஹ்ம். ம். ம். சரியா சொன்னீங்க. இன்னும் வந்து இப்போ உங்களுக்கு அந்தமாரி எதா அனுபவம் இருக்கா? நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு அதில நான் வெற்றி பெற்றேன் அப்பிடின்றமாரி ஏதாவது வந்து சொல்ல முடியுங்களா?
கண்டிப்பா. இப்ப பார்த்தீங்கன்னா, அ எனக்கு ஒரு வேல தேடணும் அப்டின்னா, நான் அதுக்காக மெனக்கெடுவேன். எனக்குன்னு ஒரு 3 மாதம், நா இப்ப அது ஒரு வேலைய விட்டு வந்தேன்னா, ஒரு 3 மாதம் அதுக்காக நான் வந்து நேரம் கொடுத்துக்கிடுவேன். எனக்கு முந்தைய கம்பெனில பிரச்சன இருக்கனால, எனக்கு அந்த ச போதுமான அ வேலை செய்றதுக்கான சுதந்திரம் குடுக்கலன்னா, நான் அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். அது என்னோ அந்த வேலைய விட்டுட்டு வந்து, அடுத்த 3 மாதத்துல வேல எடுக்க முடியும்னா வேல எடுத்துருவேன். அதுக்காக நான் பல்வேறு யுக்திகளக் க கையாளுவேன். ஒரு லிங்கிடின்ல சரியா, என்னோட சி.வி. அப்டேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல வேலைகளத் தேடித்தேடி அப்ளை பண்றதா இருக்கட்டும். அ அந்த வேலைக்கு ஏத்த மாரி, என்னோட பயோடேட்டாவ மாத்திக்குடுவேன். இந்த மாரிலாம் விஷயங்கள செய்து நான் என்ன வேலங்கிற அந்த ஒண்ணத் தேடி என்னோட வெற்றி அடைவேன்.
உங் ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹுஹ்ம். ம்ஹ்ஹும். ம்ஹுஹுஹும். ம். ம். ஆ அது மாரி நெறைய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்னல்லாம் வேணும், வேலை இந் புதுசா ஒரு வேலைல சேரணும்னா என்னென்னல்லாம் நம்ம பண்ணனும் அப்டின்னு சொல்லி, நீங்க ஒரு 3 மாத காலம் அதுக்காக வந்து அந்த நேரத்த ஒதுக்கி, அத வந்து சிறப்பா மு முன்னாடியே உங்கள தயார்படுத்திக்குவேன். அப்டின்னு சொல்ல வரீங்க இல்லையா?
கண்டிப்பா. இது போகப் பார்த்தீங்கன்னா, வெற்றிலயும் பல வகையான வரையறைகள் இருக்கு. உதாரணத்துக்குப் பார்த்தீங்கன்னா, நிதில வந்து நிலைத்தன்மை இருக்கணும். அதாவது அவங்க வந்து பணம் வந்து, இப்ப வச்சிருப்பாங்க, சம்பாதிப்பாங்க, ஆனா அந்தப் பணத்த சேத்து வச்சு சரியான வகைல அப்டியே வாழ்நாள் முழுக்க கொண்டு போறதுக்கான நிலைத்தன்மை வேணும். அது கூட ஒரு வெற்றிதான். தொழில்கள்ல தொடங்கி அதுல வந்து, அ தொழில் விரிவாக்கம் செய்வாங்க. பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சில நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வந்து, ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுலருந்து ஒண்ணு, ஒண்ணா அடுத்தடுத்துப் போய் பெரிய ஆளா ஆயி வருவாங்க. அதெல்லாம் தொழில்முறை சார்ந்த வெற்றிகள். அ வேற சமூக சார்ந்த வெற்றிகள், உதாரணத்துக்கு அ ஒரு அரசியல்ல போய் மக்களுக்காகக் கஷ்டப்பட்டுப் பெரிய ஆளா மாறி வராங்கல்ல. அந்த மாரி வெற்றிகள். அது வந்து அவங்க வந்து, ஒரு எம். எல். ஏ. வா கூட ஆகலாம், இல்லாட்டினா ஒரு கவுன்சிலர் ஆகலாம். அதனால அவருக்கு அதுக்காக நெறைய விஷயங்கள மத்தவங்களலாம் தாண்டித்தான் வந்து, பல போட்டிகள கடந்துதான் அவர் அந்த நிலைக்கு வந்திருக்காரு. அது போக உறவுகள வந்து சரியான வகைல மெ அ உறவுகளோட பழகி ஒரு கு நல்ல குடும்பத்த ஒண்ணா இணைச்சு வாழ்றதும் வெற்றிதான். இன்றைய காலகட்டத்துல.
ம்ஹ்ம். ம்ஹ்ஹும். ம். ம்ஹ்ஹும். ம். ம்ஹ்ம். ம். ம். ம்ஹ்ஹுஹ்ம். ம். ம். ம். ம்ஹ்ஹும். அ சரியா சொன்னீங்க. ஏன்னா வந்து ஒரு விஷயத்துல வந்து நம்ம நம்ம ரொம்ப நாளா யோசிச்சிட்டுருந்தோம், அதுக்கான கடின உழைப்ப போட்டோம், நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். ஃபைனலி அந்த அந்த வெற்றின்றது நமக்கு கெடச்சிருச்சு. ஆனா அந்த வெற்றி வந்து மத்தவங்க நம்மளப் பாராட்டுறாங்க அப்டின்னா, "ஓகே" அப்டின்னு சொல்லி நம்ம அதுதான் நம்மளோட வெற்றி அப்டின்னு நெனப்பீங்களா? இல்ல அது வந்து, அ ஏ நெறைய இந்த படத்துலலாம் பார்த்திருப்போம்ல, 'ஒருத்தவங்க விட்டுக்குடுத்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க' அப்டின்ற மாரி. சோ, அந்த மாரியான சூழ்நிலைல வந்து மத்தவங்க பாராட்டுனாங்க. எனிவேஸ் "இவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவங்கதான் வெற்றி பெற்ற ஆளு" அப்டின்னு சொல்லி, சொல்லிட்டாங்கன்னா அந்த பாராட்டுக்கள் வந்து உங்களுக்கு அது ச நல இதுவா தெரியும் பெருசா தெரியுமா? இல்ல உங்களுடைய அந்த உள்ளுணர்வு, இல் நான் இவ்ளோ போட்டு, இந்த அளவுக்கு நான் ஜெயிச்சிருக்கணுமே அப்டின்னு சொல்லி, அந் அப்படி யோசிப்பீங்களா? உங்களுடைய அந்த உள்ளுணர்வு திருப்தி அடைஞ்சதத்தான் நீங்க வெற்றி அப்டின்னு நெனைப்பீங்களா?
ம்ஹ்ம். ஆமா. இல்ல அது வந்து இப்ப உ உதாரணத்துக்கு, நம்ம தேர்வு எழுதுறோம். அந்த தேர்வத் சரிபார்த்து அத மார்க் போட்றவரு வந்து, அ உண்மையான நேர்மையான முறையில போட்டாங்கன்னா, அத நம்ம பத்தி நம்ம எதுவும் கவலைப்பட போறது கிடையாது. வெற்றி பெ நம்மள விட நல்லா திறம்பட செயல்பட்றவங்க நிறையா இருப்பாங்க. நம்மள விட கீழ அ நம்மள விட குறைவா செயல்பட்றவங்களும் இருக்கிறாங்க. அதுதான் வாழ்க்கை. அதனால, அதுக்காக வெற்றி பெற்றவங்கள பத்தி நம்ம அ பொறாமப்படக்கூடாது. அதே நேரத்தில அவுங்க தவறான முறைய கையாண்டா, அவுங்க வந்து உ அந்த இன்னொருத்தவங்களுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணி அவுங்களுக்கு மார்க் போட்டு, அவுங்கள வந்து வின்
ம்ஹ்ம். ம், ம். ம்ஹ்ஹும். ம், ம். ம், ம்.
வெற்றி பெற வச்சாங்கன்னா, அதுக்கு எதிரா வந்து நம்ம, போர்க்கொடி தூக்கலாம்.
ம், ம், ம். அந்தமாரி ஒரு விஷ சொல்லுங்க. சொல்லுங்க.
இதுபோக ப் அ அந்தமாரி எதுவும் விஷயம் நான் பார்த்தது இல்ல. இதுபோக பார்த்தீங்கன்னா, நீங்க அ நம்மளோட அ நமக்கு என்ன தேவை? இப்போ ஒரு 5 வருடங்கள் கழித்து என்ன இப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நிறையா வெற்றியாளர்களா இருக்காங்கன்னா, அவுங்க என்ன திட்டமிடுவாங்கனா, அடுத்த 5 வருடங்கள்ல நான் என்னவா இருக்கணுங்கிறத நினைச்சு அவுங்க வேல செய்வாங்க.
ஆஹஹஹ. ம், ம், ம், ம். அது வந்து ஒரு முக்கிய முன்னேற்பாடு இல்லயா? அ அடுத்த 5 வருஷங்கள், 5 வருஷம் டைம் எடுத்துக்குவேன். அந்த 5 வருஷத்துக்குள்ள நான் என்ன ஒரு இடத்துக்கு வரணுனு நினைக்கிறேனோ, அந்த இடத்துக்கு நான் நிச்சயமா வந்துருவேன். அப்டீன்ற மாதிரி ஒரு இலக்க வந்து அ.
அப்பிடி. ஆமா. நிறுவனங்களும் அதத்தான் செய்யும். நிறுவனங்களும் அதை தான் பார்ப்பாங்க. அடுத்த 5 வருடத்துக்கான அவுங்களோட அ வியாபார அ நோக்கம் என்ன? எத என்னமாரியான கோல்கள் இருக்கும்பாங்க. அதேதான் மனிதனுக்கும். என்ன இப்ப ஒரு மேலாளரா இருக்கிறாரு அப்டீன்னா, அடுத்த 5 வருடங்கள்ல வந்து அவரு ஒரு இந்த அ இ மொத்த அந்த நியா அவரு வேல பார்க்கிற அலுவலகத்துக்கும், மொத்த தலைவர்மாரி அவரு அந்தமாரி ஒரு வேற நிலைக்கு போறதுக்கான பொசிஷனுக்காக அவரு வேல பார்க்கணும். அத ச அத நோக்கி அவரு வேல செய்யணும். அப்பிடி அந்த பொ வேலைய அடஞ்சிட்டாருன்னா
ம், ம். ம், ம். ம். ம்ஹ்ம். ம்ஹ்ஹும். ம், ம், ம். நிறைய நேர்முக தேர்வுகள்லேயும் இந்த கேள்விய தான் கேப்பாங்க நிச்சயமா. அடுத்த 5 ஆண்டுகள்ல அவுங்களோட நிலைமை என்னவா இருக்கணும்? என்ன மாதிரியான ஒரு நிலையில அ பொசிஷன்ல வந்து நீங்க இங்க வேலை பார்க்கணும்?
சரி. ஆமா. நீங்க உங்கள எங்க பார்க்குறீங்க அப்டீன்னு கேப்பாங்க. அதுதான் வந்து நம்ம, அ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்டீங்கிறத வந்து அவுங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. எதனால அத கேட்குறாங்கன்னா, அ ஒரு அலுவலகமா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு திறமையான வந்து அ வேலைக்கு ஒரு வேலையாள தான் தேடுவாங்க. அதாவது ஒரே இடத்தில வந்து இது அப்பிடியே ஸ்டேகாடா இருந்துட்டு, அத குளத்தில நீங்க தண்ணீர் மாரி குட்டையில நீங்கின தண்ணீர்மாரி இருக்கக்கூடாது. ஓடுற ஆத்து நீர்மாரி இருக்கணு எதிர்ப்ப்பாங்க. அதனால இவரு வந்து நான் முன்னேறுவேன். நான் இத போய் அடைவேன், அப்பிடின்னு நினைச்சாங்கன்னா, அதனால அலுவலகத்துக்கு வந்து என்னென்ன நம்ம கிடைக்குன்னா, அவரு அதுக்காக நிறைய எஃபர்ட் போடுவாரு. அது மூலம் கம்பெனிக்கு நிறைய லா நன்மைகள் நடக்குங்கிறதுக்காக தான் அந்த கேள்விய கேட்கிறது.
ஆமா, நிச்சயமா. ம்ஹ்ஹும். ம், ம். ம்ஹ்ம். ம். ம், ம். ம்ஹ்ம். நிச்சயமா, நிச்சயமா. அதாவது இவ்ளோ நேரம் இந்த வெற்றி அப்டீன்னா என்ன? அத நீங்க எப்பிடி பாக்குறீங்க? ஒரு வேள அது வந்து அ தவறானவங்க கைக்கு போச்சுனா, அதுக்காக நம்ம அந்த போர்க்கொடி தூக்குறது அப்டீன்ற ஒரு விஷயத்தையும், இந்த நேரத்தில சிறப்பா பதிவு செஞ்சிங்க. அ ஒரு தெளிவான பதில் வந்து வெற்றிய பத்தி உங்ககிட்ட இருந்து எனக்கு நல்லபடியா கிடைச்சது. உங்களுடைய இந்த சிறப்பான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் பேசலாம்.
உங்கள்ட்ட நிறைய விஷயங்கள பகிர்ந்ததற்கு மகிழ்ச்சி. நன்றி.